நிச்சயமாங்க. அந்த பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து நானு கண்கூடா பார்த்துருக்கேன். ஆ எப்டி அப்டின்னா, அந்த "மல்பெரி இலைகள்." அப்டின்னு சொல்வாங்க. அத அழகா வந்து ஒரு எடத்துல போட்டுருவாங்க, பட்டுப்புழிய பட்டுப்புழுவ வந்து அதுக்குள்ள விட்ருவாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு என்னன்ன விஷயங்கள் வேறு எந்த ஒரு பூச்சியும் அண்டக்கூடாது அப்படின்றதுக்காக, சுத்தி வந்து ஒரு உப்பு, மஞ்சள் இல்ல வந்து, ஆ இப்போ மருந்து எல்லாம் வந்திருச்சு, அதெல்லாம் போடுவாங்க. ஆ அதெல்லாம் போட்டு அழகா வந்து வச்சுருவாங்க. அந்த பூச்சிய வந்து அழகா ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதுக்குன்னு ஒரு, நாட்கள் இருக்கு, ஒரு 10 நாட்கள். ஒரு ஆம் அ 2 வாரம் அந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்த முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பட்டு புழுவ அழகா எடுத்து, நல்லா அதை சாப்ட்டு, அ என்ன பண்ணும்னா, உருண்ட உருண்டையா ஆகிரும், அதுவே அதுவே அது அழகா சுத்திக்கும்.
சரிங்க. ஓ! பரவால்லைங்களே! சரிங்க. ஓ! பரவால்லையே.
ஆ சாப்பிட்டா அதை வந்து ஒவ்வொன்னா எடுத்து, நம்ம சுடு தண்ணியில போடம்போது, அழகா வந்து அந்த நூல் வந்து மேலே வரும். பட்
ஓ!
அந்த பட்டு வந்து, அந்த சுடிதண்ணீல போட்ட உடனே, அந்த அந்த இது போட்டோன்னே மேல் அழகழகா, ஒண்ணா ஒண்ணா வருமா, அது ஒ ஒனணு ஒண்ணா நாம எடுத்து அழகா, சுருட்டி சுருட்டி சுருட்டி சுருட்டி, வச்சுக்களாம்.
எப்டி இந்த பட்டுப்பூச்சி எங்க, பூச்சியாவே வாங்கிருவாங்களா?
இல்லைங்க. அது கெடைக்கும்ங்க. நம்ம ஒரு இந்த இந்த மாதிரி ஒரு தோட்டம் வச்சாலே அத தானா அதுவே வந்துரும். பட்டு புழு பூச்சிகிறத வந்து நீங்க நெனைக்கிற மாதிரி, ஆ நம்ம ஒரு பட்டாம்பூச்சி பார்த்திருக்கீங்களா? அது வந்து எப்டி மொதல்ல வந்து வருது? ஒரு புழு, அதுக்கு அப்புறமாகொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒரு பட்டாம்பூச்சியா மாறுது இல்லையா? அப்ப அதே மாரிதான் இந்த பூச்சியும் என்ன பண்ணும்னா ஒரு புழு மாரிதான் இருக்கும் நமக்கு மொதல்ல.
ஆமாங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. ஆமா. ஓ! சரிங்க.
அப்ப, அந்த புழு மாரி இருக்கும் போது, அந்த விஷயம் வந்து, நம்ம அப்பவே வந்து அத எடுத்து, நம்ப விட்டுர்றோம். நெறைய எடத்தில வந்து இந்த புழுக்குனே வந்து ப்ரீட் பண்ற எடமும் இருக்கு. அதாவது நெறைய பேரு இத வாங்குவாங்க இல்லையா? ஆ பட்டுப்பூச்சி ஆ வளர்ப்பு அப்டின்னு சொல்லி பண்ணுவாங்க இல்லையா? அவங்கள்ளாம் வந்து வாங்குறதுக்குனே தனியா வந்து, இந்த ஆ ப்ரீட் பண்றதுக்கும் இருக்கு. எப்டி நம்ம கோழி வளர்ப்பு மாரி, இதுக் இதுக்கும் வந்து தனியா வளக்குறாங்க.
ஆமாங்க, நானும் பார்த்துருக்கேன். ஓ! பரவால்ல நெறைய விஷயங்கள், நீங்க தெரிஞ்து வச்சுருக்கீங்க. இப்ப இந்த மாரி விஷயங்கள் வந்து, மனுசங்களுக்கு நெறைய விஷயங்கள் யூஸ் ஆகுது. என்ன மாரி விஷயங்கள் இப்போ கத்துகிட்டா, நம்ம வாழ்க்கையோ, இல்ல சமுதாயமோ நல்லாருக்கும்ன்ற மாரி நெனைக்கிறீங்க. இந்த மாரி, ஆ, பூச்சிகள் கிட்ட இருந்து?